ஆமா, அவரு வந்து இவ்வளவுக்கும் நான் வந்து ஒரு இளைஞனா இருக்கும்போது கூட அவரை எனக்கு நா இளைஞனா இருக்கும்போது அவர் வந்து இறந்தே விட்டார். ஆனால்
அப்ப அப்ப எப்படி உங்களுக்கு அவங்கள அவ்வளோ புடிச்சது? ம் பின்பற்றணும்ன்னு. ம்.
ஆமா. பிடிச்சது எப்படீன்னா, அவுருடைய அவு அவுருடைய நடிப்பு மட்டும் இல்லாமல், அவருடைய வசனங்கள், அவரு திரைப்படத்தில் தோன்றிய காட்சிகள், இது அவருடைய பேசக்கூடிய எதார்த்தமான வார்த்தைகள் இதெல்லாம் ரொம்ப எனக்கு வந்து கவர்ந்ததுங்க. அதுல வந்து பொதுவாவே இந்த மாரி சி ஒரு சில நகைச்சுவை நடி
ம்ஹ்ம். கதை. இப்ப அவருடைய நடிப்பு வந்து உங்களுக்கு வந்து எதோ ஒரு வகையில இருக்காரு இல்ல. ஆனா வந்து உங்க மனசுக்குள்ள அது எதோ ஒரு ஈர்ப்பு இருக்கு. அத பார்க்கும்போது உங்களுக்கு எதோ உணர்வு இருக்கு. "அதன் வழியில நீங்க வந்து போகணும்." அப்படீங்கிற மாதிரி உங்களுக்கு தோணுனது உண்டா?
உறுதியாக, உறுதியாக. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, நான் வந்து என்னுடைய இளமை பருவத்தை தாண்டிய பிறகு அ அவர் நடித்த படங்களை எல்லாம், நாம் ஒரு சில படங்களை பார்த்திருக்கிறேன். இதுல ரொம்ப மனசுக்கு பிடிச்ச ஒரு படம். நல்ல ஒரு கதாபாத்திரம். அ ம அத அத வந்து வாழ்க்கையில பின்பற்றினாலே போதும், நெறைய பிரச்சனைகள் தீர்ந்துவிடும்ன்னு நா நெனைக்கிறேன். அதுல வந்து பார்த்தீங்கன்னா, அவர் நடிச்ச படங்கள்ல அ ரத்த கண்ணீர்ன்னு ஒரு படம்ங்க. ஒரு திரைப்படம் ரத்த கண்ணீர் அது.
ஆமா. சரிங்க. சொல்லுங்க. அப்படியா? அத எல்லாரும் பார்த்துருப்போம். ஏன்னா அவருடைய பெரிய அந்த படம்ங்கிறது ம். சரிங்க.
ஆமா, ஆமா. அது அந்த படம். அந்த படம் வந்து, ஒரு ஆண்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு எச்சரிக்கை மணி போல வந்த திரைப்படத்துல, அந்த படம் அந்த படத்துல நெறைய விஷயங்கள் உள்ளுக்குள்ள இருக்குங்க. அவரு
நீங்களும் ஒரு ஆணா இருக்கதனால, அது ஈ ஈ ஈர்த்ததா உங்கள? இல்ல அவங்களுடைய நடிப்பு, அ அது எல்லாம் சார்ந்ததுனால உங்களுக்கு அ அந்த படத்து மேல ஒரு ஈர்ப்பா, அந்த கலைஞர் மேல?